ரொம்ப நல்லது. ஆமா. "ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கணும்," அப்படின்னு நெனைச்சுக்கலாம். கத்துக்குண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இனம் புரியாத ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு லைட்டு எரியும். "ஓ! நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்," அப்படின்னு சொல்ட்டு, நமக்கு மூளைலயும் சரி, நமக்கு ஒரு அந்த நெத்திக்கு பொட் நெத்தி பொட்டு நடுவுல வந்து ஒரு வெளிச்சம் வந்த மாரி இருக்கும் கண்டிப்பா. அது நம்ம
கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண் <laughs> ஒரு 3வது ஒரு கண் அந்த மாதிரி சொல்றீங்க. கண் அதாங்க, அ இப்போ வந்து நம்ப வந்து நீங்க சொன்னீங்கல்ல, "ஒரு துணி துவைக்கிறதா இருந்தாலும் முன்னாடியே கத்துக்கணும்." அப்படின்ற மாரி நீங்க சொல்லிருந்தீங்க. அது வந்து நம்ப அ அந்த அந்த நேரத்தில் நம்பளுக்கு அது தேவையா இருக்காது. ஆனா, ஒரு காலத்துல எப்பயாச்சும் ஒரு
அத உணர்வோம் நம்ம. ம், ம். சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
நம்ப எப்பவுமே ஒரே நெலைமையா இருக்கோம்ன்னு நம்பளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா, நம்பளுமே திடீர்ன்னு ஒரு வீட்டுல எல்லாரும் ஊருக்குப் போய்ட்டாங்கன்னா, அ சடனா ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா, நம்ப தான் நம்பளுக்குள்ள எதுனாலுமே, ஒரு சமையலா இருக்கட்டும், ஒரு இந்த சின்ன விஷயம் ஒரு துணி துவைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே, "நம்ப ஒரு நேரத்துல கத்துக்கிறது, பின்னாடி நம்பளுக்கு ஒரு நாள் உதவலாம்." அப்படின்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி நடந்திருக்கா?
நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா.

கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது அவங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். சில பேர் வந்து, நா இத மட்டும் பண்ணா போதும். வேலைக்கு போயிட்டு வந்து, அந்த வேலையை மட்டும் பண்ணா போதும்ன்ற மாரியே இருப்பாங்க. "இதெல்லாம் நா ஏன் கத்துக்கணும்? இந்த ச"
கண்டிப் கண்டிப்பா. ஆமா.
"சமையல்லாம் நா ஏன் கத்துக்கணும்?" அப்படீன்ற மாரி ஒரு தோரணைலே இருப்பாங்க. சில பேர் அது எல்லாத்தையுமே கத்துப்பாங்க. ம். கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா வந்து ம். சொல்லுங்க.
கண்டிப் ஆமா. அது அது கத்துக்கிட்டு நம்ம ஒ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அத வந்து உபயோகப் ப படுத்தப்போறது இல்லைன்னா கூட ஓகே தான். அது நமக்குக் கண்டிப்பா ஃப்யூச்சர்ல வந்து அது உபயோகமா ஆகும். ம். கண்டிப்பா. சொல்லுங்க அண்ணி.
கண்டிப்பா. கண்டிப்பா. அது வந்து 1 நாள் இல்லனாலும் 1 நாள் வந்து ரொம்பவே நம்பளுக்கு உதவும், ம் சொல்லப்போனா. ஏன்னா அந்த சமையல்லாம் கத்துக்கிறது அ இன்னைக்கு வந்து கூட மனைவி எல்லாரும் இருக்காங்கன்றனால ஓ சரிங்க. என் எதோ ஒரு நாள் ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒண்ணு அவங்க வெளி ஊருக்குப் போயிருக்கலாம். வே வேலை நிமித்தமா வேற ஊருக்குப் போயிருக்கலாம். இல்ல பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக வேற ஊருக்குப் போலாம். அந்த மாரி இருக்கும்போது தனியா இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தா, அந்நேரத்துல அந்த சமையல் உங்களுக்காகதான் உதவும். "நம்ப கத்துக்குற ஒண்ணு ஒண்ணும், நம் தனிப்பட்ட மனிதர்களுக்குத் தனியா உதவக்கூடிய ஒண்ணாதான் இருக்கும் ம்." அப்படீன்ற மாரி நான் சொல்ல வர்றேன்.
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாம்மா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா.
கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா கத் "எப்படி எப்படி ஒரு விஷயத்தைக் கத்துக்கணும்." அப்படீன்றதை நீங்க ரொம்ப அழகா ஒரு, ஒரு வரியா அழகா தத்ரூவமா சொன்னீங்க. அ நீங்க அத வண்டி ஓட்ட ஸ் கத்துக்கிட்டதெல்லாம் ரொம்பவே அம் ம் உணர்ச்சிபூர்வமா இருந்துச்சு. அது உங்க நண்பரத் தள்ளிவிட்டதா இருந்தாலுமே. உங்க நண்பர் வந்து உங்களுக்கு அத கற்று வி உங்களுக்கு எப்படியாவது கத்துக்குடுக்கணும் அப்படீன்ற ஒரு அ நிலைமையிலதான் அப்ப இருந்திருக்காங்கன்றது நல்லா புரியுது. உங்கள வேற ஒருத்தங்க
<laughs>
வந்து கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாலுமே, இன்னொருத்தர் வந்து "நீ இத பண்ணணும்." அப்படீன்ற மாரி, உங்களை வ வ அ உங்களுக்கு வந்து அந்த ஒரு இத கற்றுக்குடுத்திருக்கது வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. உங்ககிட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. சு நன்றி.
மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்.

ஆமா, ஆமா, ஆமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்கணும்ன்னா, நம்ம முதல்ல அத வந்து, மனசு வந்து ஏத்துக்கணும். நம்ம வந்து கத்துக்கிறோம், நம்ம கத்துக்க ஆரம்பிக்கிறோம், கண்டிப்பா கம்ப்ளீட்டா நம்ம கத்துக்கப்போறோம்ன்னு சொல்ட்டு மனசு ஏத்துக்கணும். அப்பதான் வந்து அத நம்ம கண்டிப்பா கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு வழி வகுக்கும். அது ஒரு நல்ல ஒரு இலக்க நிர்ணயிச்சு, நம்ம அத மு அத அடையவும் முடியும்.
அ. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, அ ஒரு முழு முயற்சியோட அதுல நம்ப இறங்கணும். "நம்ப எப்படியாவது கத்துக்கணும்" அப்படின்னு நெனைச்சா, அந்த முயற்சி இருந்தா மட்டும் தான் நம்பளால கத்துக்க முடியும். "அ, அதெல்லாம் பாத்துக்கலாம்." அப்படின்ற மாரி நம்ப விட்டுட்டோம்ன்னா, அதால நம்பளால அந்த இ கடைசி வரைக்கும் அதைப் போயி இலக்க அடைய முடியாதுன்ற மாரி சொல்ல வர்றீங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த முயற்சிகள் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அந்த முயற்சிகளோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்பவுமே நம்மள விட்டுக் குடுத்துரக்கூடாது. நம்ம, நம்மள விட்டுக் குடுத்துரக்கூடாது. நம்ம, நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை விட, மற்றவங்க நம்ம மேல நம்பிக்கைய அதிகமா வைக்க மாட்டாங்க. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம எ எ இப்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து டெஃபனட்லி, அது வந்து ஒரு வெற்றிக்குண்டான படிக்கற்களா மாறும். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இல்லாத பட்சத்துல, வேற யாருமே நம்மள நம்ப மாட்டாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்பவே அழகா சொன்னீங்க. கண்டிப்பாங்க. அப்படி நீங்க, "ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கலாம்." அப்படின்னும் போது, அ உங்களுக்கு வே குடும்பத்தினரோ, இல்ல சகோதரர்களோ, இல்லாட்டி நண்பர்களோ, யாராச்சும் உதவி செஞ்சிருக்காங்களா? எந்த விஷயத்துலையாது?